ஆக்ரோஷமா இருப்பீங்க? அ
பயங்கரமா, ரொம்பவே ஜாஸ்தியா. வலி தெரியாது. அதுக்கு அப்புறம் அடிவாங்கின வலிலாம் அதுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம இந்த க்க கைய கிழிச்சிகிட்டதோ, எதுவோ ஏதோ 1ல்லாம் அதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
ம். அ. ம், ம். புரியுதுங்க.
அந்த நேரத்திலே எனக்கு தெரியவே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. அவுங்களுக்கு அது ப அடி என்னோட மனது நிம்மதியாற வரைக்கும் அவுங்களுக்கு வந்து அவுங்களுக்கான தண்டனைய குடுத்தாவாணுன்ற வெறி இருக்கும்.
ம். ஆனா அவுங்களுக்கும் தெரியும். உங்கள வந்து
அது தவறுன்றது கடைசியா போ அது அதுக்கப்புறம் அங் காலங்கள், கட்டங்கள் வ அந்த இதெல்லாம் தெரியும் போது, அந் நினை அந்த தெரியுமில்லையா, ஒரு ஒரு கட்டங்களுக்கு மேல, தெரியு புரியும்போது அதை நான் நிறுத்த ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஆனா சி சிறு வயதில் நான் சொல்றேன். இது ரொம்ப சின்ன வயசு. அப்ப என்னென்னா அவங்க அடிச்சிட்டு ஓடி போய்டுவாங்க.
கண்டிப்பா. ம். ஆ.
ஓடிப்போனான்னா எனக்கு பி
அதாவதுங்க, இது மாரி பண்ணும்போது, அ நீங்க கோவம் படுவீங்கண்னு தெரியும். தெரிஞ்சு தான் அது மாரி பண்ணுவாங்க, அப்டி தானே?
ஆமாங்க. வேணும்ட்டேப் பண்றதுதான்.
ம். இந்த மாரி பண்ணா தெரியும். ஆனா அடிச்சிட்டு ஓடிடலான்றா
அதெல்லாம் ஒரு சு ஒரு ஒரு இது சொன்னேன்னா, நீ கொலைகார பாவி! நீயாடா என்ன கொலை பண்ண பாத்தேன்ற மாரில்லாம் நீங்க சொல்லுவீங்க.
ஆஹா! அது மாரி எதனாச்சும் அனுபவம் இருக்கா? ஆ.
என்னானா, எங்க பெரிய அண்ணன் அடிச்சிட்டு ஓடிப் பேய்ட்டான். ஆ பெரியண்ணன் அடிச்சிட்டு ஓடிப் பேய்ட்டு, அவன சுத்தி, சுத்தி வீடு புல்லா தேடுறேன் ஆளக் காணோம். இந்த கதவு இடுக்கு இருக்கு இல்லியா
அத மாரி எதாச்சும் அனுபவம்

அவன் சின்னவன், ப அவன் அப்போ வந்து அவனும் வந்து என்ன, என்ன விட ஒரு 6 வயசு பெரியவன்னா கூட ஓரளவுக்கு சின்ன கொழந்த தான. எனக்கு என்ன ஒரு வ் 4 வயசு இருக்கும். இல்ல 3 வயசு. என்ன விட நா அதுன்னா நா ஒரு 10, 5, 5ஆம் கிளாஸோ இல்ல, அந்த மாரி படிக்கிற க ப கொழந்தை தான. அப்போ அந்த வெரல்லாம் சின்னதா தான இருக்கும்.
ஆமாமா. ஆமாமாம்.
தெரிஞ்சது, அப்டியே நா கதவ சாத்திட்டேன்.
ஐய்யய்யோ!
நகம் துண்டா போய்டுச்சு.
அ ஆ. அப்புறம் என்ன ஆச்சு?
அவருக்கு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை விரல் நகம் வந்து ஒரு மாரி ஷேப்ப வந்து வேற மாரி இருக்கும். 2 ர 2 நகங்களும் ஒரே மாரி இருக்காது.
அ, ஆ, ஆ.
அதுக்கு வந்து எங்க அப்பா என்ன அடிக்கல. ஆனா, அம்மா வந்து வச்சு வாங்கிட்டாங்க. தாத்தா வச்சு வாங்கிட்டாரு.
ம். ம்.
அப்பாவோட அப்பா. அப்பா அடிக்கல. அப்பா வந்து, அப்பா பாசம்னால அப்பா கொஞ்சம் இது பண்ணி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி, அதான் அத ஆ அவரு சொல்லவித வேண்டிய விதத்தில சொன்னாரு. நா இதுதான் சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு வெறி வருன்ட்டு நா சொல்றேன் நானு. என்னா பண்ணுவேன், இந்த மாரி மாட்டலன்றதுனால க ச புக்க போய் கிழிச்சுடுவேன். பாட புஸ்தகம் இருக்கு இல்லையா அவுங்களள்து.
எந்த மாரி விஷயத்தல்லாம் சொல்லி கண்டிப்பா, புரியுது. ஆ. ஆ. ஆமா.
பாட புஸ்தகத்த கிழிச்சிடுவேன். இவரு ஆசிரியர். இந்த பாட புஸ்தகம் கிழிஞ்சு கிழிச்சுட்டேன்னு தெரியும்போது, வெச்சு செய்வாரு. அதுக்கு மட்டும் தாங்க, என்னை அடிப்பாரு. வேறு எதுக்குமே எனக்கு தெரிஞ்சு அடி வாங்குனதே கிடையாது நானு.
ம். ம். ஆ, ஆ.
அதே மாரி
ஆனா உங்களுக்கும் தெரியும். அது கெடைச்சா அப்பா கடுப்பாவார்னு தெரியும்ல உங்களுக்கு? ஆனா கோவத்தில பண்ணிடுவீங்க.
தெரியும். ஆனால் அந்த கோவத்தில என்ன அதான் சொல்றேனே, அந்த கோவம் வந்ததுன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல நானு.
ம். புரியுது, புரியுதுங்க.
அந்த மாரி தான் இருந்தது. அது அப்புறம் அத அத க வந்து இது பண்றதுக்கு எங்க பெரிய பாட்டி எங்க அப்பாவோட சில விஷயங்கள், எங்க பெரிய பாட்டியோட உதவி, இதுதான் வந்து நடந்தது என்னோட கோவத்தை க இது பண்றதுக்கு.